ஆ எங்க அம்மா வாயசா அந்த அந்த படத்துல அவங்க பாடுற மாரியே இருக்கும். அந்த "இன்னொல்லே, இன்னுல்ல" எங்க அம்மா நல்ல பாடு அப்போ வ ஆனா வந்து எங்க அம்மா மடியில உட்கார்ந்துக்கிட்டு அந்த பாட்ட பாடுமா பாடும்மா ப்ளீஸ் ப்ளீஸ் இன்னொரு வாட்டி பாடுமா அப்படிலாம் நான் கேட்டுக்கிட்டே இருப்பேன். எங்க அம்மா பாடுறதும், அந்த கேசட்ல பாடுறதும் ஒரே மாரியே இருக்கும் அந்த என்னுல்லே. அப்போ நான் வந்து அந்த மாரி எனக்கு அந்த பாட்ட வந்து இன்னைக்கு வரைக்கும் மறக்க முடியாது. என்னோட காலர்டியூன் எங்க அம்மா
அடடா! கூப்புடுங்க. அஹம். என்ன யோசனை வரும். உங்களுக்கு அம்மா வந்து எதனால பாடுறாங்க? இல்ல பின்னாடி சூழ்நிலைகள். ஏதாவது அர்த்தம் உண்டா? அ இல்ல நீங்க அவங்க உணர்வ கடத்துறதுக்கு முயற்சி பண்றாங்களா? என்ன மாரி நீங்க யோசிப்பீங்க? அந்த பாடலோட தாக்கம்லாம் உங்களுக்கு எப்படி இருக்கும்?
ஆமா. இல்ல. அம்மா அந்த பாடலோட தாக்கம் வந்து பார்த்தீங்கன்னா, எதுவுமே வந்து இன்னும் ஒரு விஷயத்த செய்யும்போது ஆழ்ந்த <tsk> என்ன சொல்றது, ஆழ்ந்த ஒரு சந்தோஷத்தோடு பண்ணும்போது அவங்களுக்கு எங்க அம்மாக்கு வந்து அதுதான் ஃபேஷன். பாடுறது தான் ஃபேஷனே அப்படிங்கிறப்போ, எங்க அம்மா படிச்சதும் எங்க அம்மா மியூசிக் தான் படிச்சாங்க. அப்படிங்கிறப்ப, எங்க அம்மா வந்து அந்த வேலைய செய்யற வேலைய நேசிச்சு பண்ணுவாங்க. <tsk> அத நான் அவங்க கிட்ட கத்துக்கிறேன். அந்த மியூசிக்னா ஃபுல் பங்கும் அந்த மியூசிக்ல தான் இருக்கும். அந்த இசை மேல அவுங்க அந்த
ஆஹா. சரிங்க. ம்ஹ்ம். இல்ல. அது ஃபுல்லாவே அர்ப்பணிப்பு தான்.
ஆ அந்த அர்ப்பணிப்பு இருக்கிறதுனால அந்த வேல பயங்கரமா அது அந்த அவுட்புட் வந்து நல்லா வரும். அப்ப நான் இருக்கும்போது, எங்க அம்மா வந்து நார்மலா இருக்கும்போது பாடும்போது, இல்ல சில வலி வேதனைகள்ல இருக்கும்போது, தன்னோட திறமைய காட்டணுமேங்கிறதுக்காக ஒரு வெறியில பாடுவாங்க. அதையும் நான் கவனிச்சு பாடியிருக்கேன். யாராவது கோவமா இருக்கட்டும், இல்ல அந்த மாரிலாம் இருந்தா கூட அந்த மியூசிக்ல எங்க அம்மா காட்டு
ம். ம். ஆஹா. ம். என்ன பாட்டு பாடுவாங்க? இல்ல இதே பாட்டு தான் பாடுவாங்களா? இல்ல அவுங்
இல்ல இதே பாட்டு இல்ல நெறைய பாட்டு பாடுவாங்க எங்க அம்மா. "செந்தாழம் பூவில் வந்தாடும் தென்றல்" பாடுவாங்க. என் வானிலை ஜென்சியோட பாட்டெல்லாம் எங்க அம்மா பாடுவாங்க. அதனால எனக்கு இப்ப வரைக்கக்கூடிய பாட்டுகளோட எனக்கு 80ஸ்ல வந்த பாட்டுகள் எல்லாமே தெரியும்.
ம்ஹ்ம்.